கண்டிப்பாங்க அந்தமாதிரி பசங்க இருக்காங்க தான். பட் என்னன்னா, மிடில் கிளாஸ் பசங்க, நிறைய வருமானத்துக்கு கஷ்டப்படுறவங்க ஓரளவுக்கு, அ ஒரு மிடில் சூழ்நிலைல இருக்குறவங்கலாம், கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகமாட்டாங்க. சும்மா அது வந்துட்டு அது இதுவா இருக்கும். மேபி, ஒரு சில பேர் இந்த பேரன்ட்ஸோட காசை வந்துட்டு அழிக்கணும், அப்படின்னு சில பசங்க வந்துட்டு பொறுப்பில்லாம அந்த மாதிரி இருப்பாங்க. மேபி அந்த மாதிரி பசங்க போவாங்களா இருக்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் போயிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அது ஓ போறது வந்துட்டு இங்கிருந்து திருப்பூர் போயி, எங்க ஒரு ஊர் இருக்கு, எங்க நாங்க வந்து கிராமம். எங்க கிராமத்துலருந்து ஒரு வேற ஒரு ஊருக்கு போயி, அங்க போய் தான் அ பெருசா கட்டிங் பண்ணணும், அப்போ தான் நம்ம நல்லா தெரிவோம் இப்பிடிலாம் இங்கிருந்து போயிட்டு வெட்டிட்டு வருவேன். ஆனா இப்போவெல்லாம் அது அப்படியே பழகிருச்சு, விட்டுருச்சுங்க. பக்கத்துலயே இப்போ எங்க ஊர்லயே வந்துருச்சு. நீ எதுக்கு போய் அதப் போய் அங்க போய் வெட்டி காசு செலவு பண்ணி பைக்கில போயி அதுக்கு பெட்ரோல் போட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய தோணுது. இப்ப இப்போலாம் அப்படி பண்ணுறதில்லங்க. அது பிராண்டட் பக்கமே பெருசா இப்போவெல்லாம் போறதில்ல. ஏதோ ஒன்னு நமக்கு பிடிச்சிருக்கா, அழகா இருக்கா, இப்பல்லாம் நிறைய பிராண்டடு இல்லாம காப்பி எல்லாம் வந்துருச்சுங்க. கிராக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, 7,000, 8,000 வருது. ஆனா நான்லாம் 2 க்ராக்ஸ் வச்சிருக்கேன். ஆனா ஒரு கிராக்ஸே ரூ. 1,000 தான். எப்ப வேணா எங்கே வேணா மாத்தி போட்டு போலாம்.
அதான் அதாங்க. நிச்சயமா. கண்டிப்பாங்க. சரிங்க. புரியுதுங்க. கண்டிப்பாங்க. சரிங்க. சரிங்க ஆமாங்க. நிச்சயமாங்க. இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? அதாவது அது டூப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வர்றது வந்து, ரொம்ப அழகா இருக்கும். அதாவது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனா வந்து அது டூப்ளிகேட்டா இருக்கும். போதும், அதுவே வச்சு நம்மள அழகா வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லையா!
கண்டிப்பா. யாரும் வந்துட்டு இப்போ கேக் கேட்டாலும், நான் இப்ப ஒரிஜினல்ன்னு தான் சொல்லுவேன். அது அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்க போகுதுன்னு தெரியல ஆமா. நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கற வரைக்கும் ஓகே ஆமாங்க, சொல்லுங்க.
ஆமாங்க. கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது கூட எனக்கு ஒரு விஷயம் அ ஞாபகம் வருதுங்க. என்ன அப்படின்னா, அ நான் கூட வந்து இந்த ஒரு ரொம்ப கம்மி விலைக்கு வந்து ஒரு புடவை எடுத்திருந்தேங்க. ஆனா அது ரொம்ப பெரிய அளவில வந்து பேசப்பட்டுச்சு. இது பயங்கரமான பட்டு புடவை. கண்டிப்பா 20,000 இருக்கும், அந்த மாதிரி விஷயம்லாம். ஆனா அது வெறும் வந்து ரூ. 600 தாங்க. அது இப்பயும் வந்து, அது கட்டினாலே வந்து அவ்ளோ ஒரு ரிச் லுக் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இன்னும் சில அ 2 விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும்போது, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா!